இப்போ இருக்கிற காலகட்டத்தில, சமூக ஊடகங்களன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் வந்து இன்றியமையாத ஒரு பொருளாயிடுச்சு. அப்படி இருக்கும்பொழுது, இந்த சமூக ஊடகங்கள் உறவுகள வந்து எவ்வாறு மாத்துதுன்னு நெனைக்கிறீங்க? அதாவது, நல்ல விஷயமாதான் உறவுகள வந்து கொண்டுபோதா? இல்ல உறவுகளுக்குள்ள ஒரு கேப் வந்து ஏற்படுத்துதுன்னு நெனைக்கிறீங்களா?
ம். ம். நிச்சயமா. ம், ம். நிச்சயமா. இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து, இந்த சமூக ஊடகங்கள் அப்படீன்றது வந்து, நம்மக்கூடயே வந்து, ஒரு ஒன்றிப்போன வாழ்க்கையின் அங்கமா வந்து மாறிருச்சு, இல்லையா? அத பயன்படுத்தாதவங்க யாருமே இல்ல. 99% வந்து அத பயன்படுத்திக்கிட்டுதான் இருக்கோம். அது வந்து உறவுகள்ல வந்து அ அது 2 விதமான விஷயங்களுமே அது செய்துன்னு சொல்லாமே! இதுல நன்மைகளும் இருக்கு. தீமைகளும் இருக்கு. அ இப்ப சொல்ல போன் சொல்லுங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. அதில இருக்கக்கூடிய நன்மைகள் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
நிச்சயமா. முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவோம் அப்படீன்னா, நம்ம சொந்தக்காரங்க வெளியூர்ல இருக்கிறாங்க அப்படீன்னா, அவுங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல நம்ம தெரிவிக்கணும் அப்படீன்னா, அந்த லெட்டர் மூலமா அனுப்புவோம். அது இங்கேருந்து போய் சேர்றதுக்கு ஓரிரு நாட்கள் ஆகும். அதுக்கப்பறம் அவுங்க படிச்சுட்டு படிச்சிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து அ திரும்ப பதில் அளு அளிப்பாங்க. அய் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் 10 நாளுக்கிட்ட ஆயிரும். ஒரு விஷயத்த பரிமாறிக்கிறதுக்கு. ஆனா, இப்போ வந்து ம்.
கண்டிப்பா. கண் அதாவது, "ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தகவல் பகிரணும்." அப்படீன்னாக்கூட அது அவுங்கள போய் சேர்ந்து, உங்கள திரும்பி சேர்றதுக்கு ஒரு வாரம் காலம் ஆகும்ன்றது ஒரு நல்ல விஷயம் இல்ல, இல்லையா?
நிச்சயமா, நிச்சயமா. இப்போ ஒரு அவசரமான விஷயம், எமர்ஜென்சியா எதாவது தெரிவிக்கணும் அப்படீன்னாக்கூட, முன்னாடி தந்தி அப்படீன்ற மாரி விஷயம் இருந்தது. அதுவுமே கொஞ்சம் லேட்டாதான் போகும். ஆனா, இப்போ இருக்கிற இந்த அ தகவல் தொழில்நுட்ப முறை அம் இந்த வளர்ச்சியினால, நம்ம உடனுக்குடன் அடுத்த நொடியிலேயே அவுங்கள்க்கிட்ட நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத பகிர்ந்துக்க முடியறது, இல்லையா? ஏய் இன்னு இன்னும் சொல்லப்போனா, இப்போ திருமணமான பெண்கள்லாம் வந்து க கல்யாணம் பண்ணீட்டு வந்துட்டாங்க. முன்னாடி அந்தமாரி பிரச்சனைகள் இல்ல. இப்போ, "அ வேலை நிமித்தமா வந்து வெளியூர்கள்ல் போயி, மாப்பிள அங் அந்த ஊர்ல இருக்காங்க." அப்படீன்னு அங்க போய் தங்குற மாதிரியான சூழல் ஏற்பட்டுடுது. முன்னாடி வந்து வீட்ல வந்து மாமனார், மாமியார் இருப்பாங்க. அது இல்லாம நாத்தனார்கள், இன்னும் குடும்பம் வந்து பெருசா இருக்கும். நெறைய பேர் இருப்பாங்க. அப்ப பிரச்சனை கெடையாது. இப்ப வெளியூர்ல பணி நிமித்தமா இருக்கும்போது, அவுங்க கணவனும் மனைவியும் மட்டுந்தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில வந்து அவுங்களுக்கு வந்து அந்த "தனிமை" அப்படீன்றத அவுங்க உணருவாங்க. தன்னுடைய பெற்றோர்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. தான் வளர்ந்த அ வாழ்ந்த இடம்
சரி. ம். கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா.
அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண நேரிடும் இல்லையா?
அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து, இந்த சமூக ஊடகங்கள் மூலமா அவுங்கள சீக்கிரமா வந்து தொடர்பு கொண்டு, தன்னுடைய கருத்துக்கள வந்து பகிர முடியும், இல்லையா?
நிச்சயமா. இப்ப நெனச்சா அடுத்த செகண்ட் வந்து, ஒரு வீடியோ கால் பண்ணி அ அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ பேசலாம். "அவ இங்க பாருங்க நா இந்த எடத்துல இருக்கேன். இந்த ஊரு இப்படி இருக்கும். நா இப்ப நாங்க தங்கி இருக்க வீடு வந்து இப்படியிருக்கு." அப்படீன்ற மாரி விஷயங்கள வ அவுங்க நேர்ல வந்து பாக்கணுன்றத விட, நம்ம இங்கருந்தே காட்டலாம் அவுங்ககிட்ட என்ன மாரியல்லாம் ன்னொ ஒருவேள நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தா, நம்மளுடைய சந்தோஷத்தயும் அவுங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம். அவுங்க அத விட சந்தோஷப்படுவாங்க, இல்லையா? அதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பா ம்.
கண்டிப்பா. அதாவது இது இது வந்ததுக்கப்புறம் வந்து, வ் வ் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும், பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து வரும் இல்லையா?
அ ஒரு உணர்வு. நிச்சயமா, நிச்சயமா. அப்படி அந்த உறவுகள அந்த எடத்துல வந்து மேம்படுத்ததான் செய்யுது. அதுபோக அ இன்னும் வந்து இப்ப எங்ககிட்டலாம் நாங்க எப்படி இருக்கு அப்படீன்னா, அந்த 90களின் குழந்தை அப்படீன்னு சொல்லி ஒரு குரூப்பே ஆரம்பிச்சு வச்சுருப்போம். என்னுடைய பள்ளி அ சிநேகிதர்கள் அ ம தோழிகள் எல்லா சேந்து கிட்டத்தட்ட ஒரு ம 40, 50 பேர் அதுல இருக்கோம்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கல்லாம் எங்கெங்கே
சிறப்பு. <laughs> எத்தன ஆண்டு காலமா நீங்க வந்து இத இந்த குழுக்கள வந்து பராமரிச்சுட்டு வர்றீங்க?
கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷங்களா, இத நாங்க இத பராமரிச்சுட்டு வரோம்ன்னு சொல்லலாம். <chuckles>
சிறப்புங்க. கிட்டத்தட்ட 12 வருஷங்களா உங்க நண்பர்களோட நீங்க வந்து சமூக ஊடகங்கள் மூலமா தொடர்பில இருக்கீங்கன்றது, உண்மையிலேயே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இல்லேன்னு வந்து சொல்ல முடியாது.
ஆமா. நிச்சயமா. ஏன்னா, எல்லாரோட விஷயத்துக்கும் நம்ம உடனே கிளம்பி போகற மாதிரியான சூழ்நிலையும் இருக்காது. எல்லாரையும் அந்த சந்திக்கிற வாய்ப்பு அப்பிடின்றது அமையாது. ஆனா, இதில எதாவது ஒரு ஃபங்ஷனாவோ, யாருக்காவது ஒரு பிறந்த நாளாவோ, இல்ல இப்பதான் யாருக்காவது திருமணம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அப்பிடின்னாவோ, எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் இதுல பகிரப்படுது. எல்லா நண்பர்கள், நண்பிகள் அவுங்களுடைய விஷயங்களும் வந்து இதுல நமக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம ஒரு வாழ்த்து சொல்றதா இருக்கலாம், இல்ல வந்து குரூப் கால்மாரி ஃபோன் பண்ணி எல்லாருமே ஒரே கால்ல இணைச்சு, அப்பிடி பேசுறதாவும் இருக்கலாம். அது சொல்லுங்க.
கண்டிப்பா. கண் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து கேட்கணுனு தோணுச்சு. இப்போ பொதுவா வந்து எந்த ஒரு விசேஷனாலும் அவுங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்க வைக்கக்கூடிய பழக்கம் வந்து, இந்த சமூக ஊடகங்களால குறைஞ்சிடுச்சோ! அப்பிடின்னு எனக்கு தோணுது. இதப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ம்ஹம். ம்ஹம். ஆ. இதுவந்து ஒரு கண்டிப்பா யோசிக்கக்கூட கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ அந்த மு குடும்ப உறவினர்கள் அப்பிடின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ ரொம்ப முக்கியமான உறவுகள் தாய் மாமன், இல்ல அ அப்பாக்கூட பிறந்த அத்தை, அந்தமாரி இருக்கும்போது அவுங்களுக்கு நம்ம வந்து நேரில்ல சென்று பத்திரிக்கை, பழம், பழம் தட்டு இதெல்லாம் வச்சு, அந்த பாரம்பரியமா எப்பிடி வந்து கல்யாணத்துக்கு அழைப்போமோ, அந்தமாரி கொடுக்க வேண்டியது அது முறை. அது பண்றோம். இப்போ
ம். ம். அது கண்டிப்பா தவிர்க்கக்கூடியாத ஒரு விஷயம் இல்லயா?
ஆமா. ஆமா. அது நம்ம செய்ய வேண்டிய முறை. அது கண்டிப்பா நம்ம செய்வோம். இன்னும் நம்மளுடைய உறவினர்கள் வந்து வெளிமாநிலங்கள்ல இருக்காங்க, வெளிநாட்ல இருக்காங்க, அப்பிடின்றபோது அவுங்கள நம்ம எப்பிடி நேர்ல போய் கூப்பிட முடியாதுல்ல. அது அந்த விஷயம் அவுங்களுக்கே புரியும். அந்தமாரி சூழ்நிலைகள்ல் நம்மள பத்திரிக்கைகள வந்து இந்த சமூக ஊடகங்கள் வழியாதான் அவுங்களுக்கு அனுப்பி, நம்ம ஃபோன் பண்ணி அவுங்களுக்கு வரவேற்பு சொல்லணும். "நான் அனுப்பியிருக்கேன், டீட்டெயில்ஸ்லாம் அதுல இருக்கும் பாருங்க. மறக்காம வந்துருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இருங்க." அப்பிடின்னு சொல்லி, நம்ம ஃபோன்ல சொல்லலாம். அது தவறு கிடையாது. ம்ஹ்ம்.
ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆனா, இதவந்து நிறைய பேர் வந்து, ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, நிறைய நேரங்கள்ல தொலைபேசிலேயே வந்து பத்திரிகைகள அனுப்பிட்டு முடிச்சிட்றாங்க. அவுங்களுக்லாம் வந்து என்ன பண்றது?
ம்ஹம். ம். ஆ. அ இந்த மாதிரி வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து அ உறவினர்களுக்கு நிச்சயமா வரும். "அவுங்க கிட்ட தான இருக்காங்க. ஏன் வரல?" அப்டின்னு சொல்லிட்டு. அது அவுங்கவுங்கள்து அந்த குடும்ப பிரச்சனைய அதுக்கு முன்னாடி அவுங்க இவுங்ககிட்ட எப்டி நடந்துக்கிட்டாங்க இல்ல ம அவங்களுடய கல்யாணத்துக்கு அவுங்க வீட்டுக்கு கல் திருமணத்திற்கு வந்து இத இப்டிதான் கூப்ட்டாங்களா? அப்டின்னு ப் இப்ப நில நெறய வந்து உட்பூசல்கள் இருக்கும். அது வேற. ஆனா நண்பர்கள் பொறுத்தவரைக்கும் "நீ நேர்ல வந்து பத்திரிக்க வச்சா தான் நா வருவேன்."அப்டின்னு சொல்ற மாதிரியலாம் கெடயவே கெடயாது இல்லையா? WhatsAppல அனுப்புனாவே போதும். "ஒரே நா மச்சா அடுத்த நாள் கல்யாணம் வந்துர்ரா" அப்டின்னு வந்து சொல்ற பசங்களும் இருக்காங்க, இல்லையா? அ அப்போ அப்போ அந்த நண்பர்கள் தோழர்கள் இவுங்க வந்து இந்த அளவு ஒரு மரியாதயெல்லாம் நிச்சயமா எதிர்பாக்க மாட்டாங்க. அவுங்க நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க, நம்ம வீட்டு பசங்க மாதிரி என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாத்தயும் இழுத்து போட்டு செய்வாங்க. அது வந்து நட்பு வட்டாரத்துல இந்த ம ஒரு ஃபார்மாலிட்டி எதிர்பாக்குற ஒரு விஷயம்ன்றது அ 90% 95% கெடயாதுன்னு தா சொல்லலாம்.
ம். யோசிக்க தோணும். கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப நல்லது இருக்கு, இல்லையா? இதுல இந்த சமூக ஊடகங்கள்னால நெறய உறவுகள் பிரியிது. நெறைய விரிசல்கள் வருது அப்டீன்னு நெனைக்கிறீங்களா? அது எங்கெங்கலாம்?
ஆமாமா. ம், ம். நிச்சயமா. ம், ம். அதுவும் நிச்சயமா வருது. இந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து அந்த, அந்த எடத்துல நெறையா வந்து செயல்படுது. இப்போ வந்த வாட்ஸ்அப் செயலியிலேயே நம்ம வந்து ஒரு விஷயத்த பகிர்றோனு வச்சுக்கங்களேன். ஒரு மெசேஜா நம்ம அவங்களுக்கு அனுப்புறோம். அப்டின்னா நம்ம அது எந்த மூல் அ ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு உணர்ச்சியோட அனுப்புறோம் அப்டின்ற விஷயம் வந்து நம்ம அனுப்புற வார்த்தையோ அந்த எமோஜி யோ வந்து சரியா அவுங்களுக்கு தெரியப்படுத்தாது, இல்லையா? நான் நான் அ அந்த மாரி வரும்போது ஒரு தவறான புரிதல் வரலாம். அ சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ம். ஆமா.
சரி. ஆமா. கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. இத வந்து நானுமே வந்து உணர்ந்துருக்கேன். இவங்க இத வந்து கோவத்துல அனுப்பியிருக்காங்களா? இல்ல சாதாரணமா அனுப்பியிருக்காங்களா? அப்டின்ற மாதிரியும் இருக்கு இல்லையா?
ஆமா. <snorts> ஆ. ஆ. இது, இது வந்து நகைச்சுவையா ஒரு மீம் வந்து பாத்தேன் ஒரு சில நாட்கள் முன்னாடி. ஒரு மனைவி வந்து கணவனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க என்னன்னா, "இந்த பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு ஆளு வந்து எறந்துட்டாரு" ஏதோ பேரு சொல்லி "அந்த ஆள் வந்து இறந்துட்டாரு."அப்டின்னு சொல்லி போட்டு கண்ல தண்ணி வர மாதிரி ஒரு எமோஜி போட்டு அனுப்பியிருப்பாங்க. "அதுக்கு, அதுக்கு ஏன்டி சிரிக்கிற?" அப்டின்னு சொல்லி அவரு கணவர் கேட்பாரு. "என்னது இது சிரிக்கிற உருண்டையா! நான் இத தான எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன்." அப்டின் அப்டின்னு அது எவ்ளோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லையா? அது கண்ல தண்ணி வரதுன்னா தண்ணி வர மாதிரி அது சிரிக்கிறது. ஆனா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. தெரியாததுனால அதே ம எல்லாருக்கும் அவங்க ஃபார்வர்ட் பண்ணி வச்சு, அவங்க பாக்குறவங்கலாம் அது எப்டி நெனச்சிருப்பாங்க? அது ரொம்ப நகைச்சுவையா இருந்தது படிச்சுட்டு. நானும் என்னுடைய அ அ தோழிகளுக்கு வந்து அத பகிர்ந்துக்கிட்டேன். "இந்த மாரிலாம் இருக்கு பாரேன்" அப்படின்னு சொல்லி.
சரி. ஆ. சரி. <laughs> <laughs> கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. அதாவது சமூக ஊடகங்கள் பத்தி சரியா புரிஞ்சுக்காம செய்றவங்களுக்கு, நெறைய பின்விளைவுகளும் வருது இல்லையா? அவுங்கள அறியாமலயே!
நிச்சயமா. ஆமா, ஆமா, ஆமா. அ இது போக வந்து நெறைய புதிய நண்பர்கள் வந்து அதுல கெடைப்பாங்க. ஆனா நம்ம கூடயே இருக்கவங்கள வந்து அந்த நண்பர்கள் கூடயே நம்ம சேட் பண்ணிட்டு, இவங்கள பாக்காம விட்ருவோம். அந்த மாதிரியான சில இதுவும் இருக்கும். தூரமா இருக்குறவங்க வந்து இந்த அலைபேசி மூலமா நம்ம கூட வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. நம்ம கூடவே இருக்கவங்க வந்து அவங்க வேற யார் கூடயோ வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து சில விஷயங்களும் இதுல, அந்த டீமெரிட்ஸ் அப்டின்ற ஒரு விஷயமும் எல்லா இடத்துலயுமே இருக்குல்லயா? நன்மையும் தீமையும் கலந்தது தானே வாழ்க்கை. எத ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும்.
சிறப்பா சொன்னீங்க. ஆமா. கண்டிப்பா. இப்போ, இந்த சமூக ஊடகங்களயே பாத்துக்கிட்டு, தொலைபேசிய உபயோகப்படுத்திக்கிட்டு வீட்டுல கூட நெறைய பேரு வந்து நேரம் வந்து செலவழிக்கிறதில்ல. கணவனும், மனைவியும் வந்து பக்கத்துல தான் ஒக்காந்துருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு தொலைபேசில இருப்பாங்க, இவுங்க ஒரு தொலைபேசில ஏதோ ஒரு ரீல்ஸ் பாத்துட்டு வந்து நேரம் க் செலவிட்டுட்டுருப்பாங்க. அத பாக்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா?
ம்ஹ்ம். ஆமா. ம், ம். நிச்சயமா. ஆ நம்ம இந்த ந நெறைய இதுல கூட பாக்குறோல, நெறைய பேர் வந்து அம்மா தனியா ஃபோன் வச்சுருப்பாங்க, அப்பா தனியா ஃபோன் வச்சுருப்பாங்க, அந்த குழந்தை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கும் ஒரு ஃபோன் வாங்கி குடுத்துருவாங்க. இது இது வந்து ரொம்ப தவறான விஷயம். நம்ம குடும்பத்துக்குன்னு வந்து ஒரு நேரத்த நம்ம நிச்சயமா ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா காலைல எழுந்திரிச்ச உடன்மே வந்து அலுவல பணிக்கு போயிர்றோம், அதுக்கப்றம் அது இல்லாம வீட்டு வேலைகள் இருக்கும். நம்மளுடைய தோழர், தோழிகளோட விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தயும் தாண்டி நமக்கு நமக்கு ஒரு பிரச்சன அப்டின்னா, முக்கியமா வந்து ஒரு பாதிப்பு அடையிறது நம்மளுடய குடும்பம் மட்டும் தான். நம்மளுடய பிரச்சனைகள் அ அந்த நண்பர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அ ஒரு அ அவுங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும் "ஏன் ஏ இப்டி ஆயிடுச்சு?" அப்டின்ற ஒரு சோகம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய, மற்றபடி அதனால அவுங்களுக்கு அந்த பாதிப்பு அப்டின்றது ஏற்படாது இல்லையா? ஸோ, எல்லா விதத்திலயுமே நம்மளுடைய குடும்பம் தான் நமக்கு முக்கியம். குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அது நடக்கணும். இப்ப என்னுடைய கணவருமே அப்டிதான் பண்ணிட்டு இருப்பாரு முன்னாடியெல்லா கல்யாணம் ஆன பொழுது புத்தத்தில வந்து இந்த தொலைபேசிய அலைபேசில ஏதாவது ரீல்ஸ் பாக்கறது இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதே வேலயாவே வச்சுட்ருந்தாரு. நான் சொல்லி சொல்லி பாத்துட்டு அப்றம் என்ன பண்ணே அப்டினா ரூம்ல வந்து ஒரு ஸ்டிக்கரே அ வந்து வாங்கி ஒட்டுனே. அ இது ம எ "ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட்" அப்டின்னு சொல்லி போட்டு த தொலைபேசியோட ஒரு வ ஸ்டிக்கர வச்சு அத வந்து ஒட்டுனே நானு. <snorts> அதுக்கப்புறம் அதுக்கப்றம் அத பாத்துட்டு ஃபர்ஸ்ட்டு அது நகைச்சுவையா இருந்ததுன்னு சிரிச்சாரு, அதுக்கப்றம் நான் எவ்ளோ தீவிரமா அதுல அதுல அந்த விஷயத்துல இருக்கேன் அப்டின்றத புரிஞ்சுகிட்டு, ஒரு அத வந்து எ எல்லாரும் இருக்கும்போது, நானோ குழந்தைகளோ இருக்கும்போது அ அந்த அலைபேசி அப்டின்ற விஷயத்த அவரு பயன்படுத்த மாட்டாரு. யாருமே இல்லாதப்போ வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்டின்ற மாதிரி அது ஒரு ஒரு இதுவா கண்டுபிடிச்சேன் நானு. அது நானே கண்டுபிடிச்சது. <laughs> ஆ.
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா சொன்னீங்க. ஆ. ஓ! <laughs> சிறப்பு. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல ஒரு சில வீடியோக்கள் அதாவது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு வீடியோக்கள் அவுங்க வந்து வெளியில போனது, அவுங்க சந்தோஷமா இருந்தது, நெறைய விஷயங்கள பாத்து "நீங்களும் இப்டி செய்ங்க" அப்டின்னு சொல்ட்டு கணவன் மனைவிகிட்டயோ, மனைவி கணவன் கிட்டயோ வர்ற எதிர்பார்ப்புகள்னால, நெறைய சண்டைகள் வருதில்லையா? அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க?
ம்ஹ்ம். ம். நிச்சயமா. அத வந்து அந்த சண்டை போடக்கூடிய அந்த கணவன் மனைவிகள் வந்து, என்ன புரிஞ்சுக்கணும், அப்படீன்னா, நம்ம பாக்குறது எல் வந்து உண்மை கிடையாது, இல்லையா? அ அங்க நடக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, "நாங்க இங்கல்லாம் போனோம். இந்த இடம் நல்லாயிருக்கு. இந்த ஃபுட்டு நல்லாயிருந்துச்சு." அப்படீன்லாம் சொல்றது வந்து, ஒரு வணிக ரீதியான விஷயமா ஆயிருச்சு. அதனால அவுங்க காசு சம்பாரிக்கிறாங்க. அவங்க போம்போது, "இந்த அளவுக்கு ஒரு லவபிள் கப்பிளா போனாங்க. இவ்வளோலாம் வந்து அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க." அப்படீன்ற மாதிரியான விஷயங்கள் வந்து, நமக்கு அங்க போய் அவங்க கூடயே இருந்தா தான், என்ன நடந்ததுன்ற உண்மை தெரியும். அந்த ஆமா, "கண்ணால் காண்பதும் பொய். காதால் கேட்பதும் பொய். தீர விசாரிப்பதே மெய்." அப்படீன்னு சொல்லி, அப்ப சொல்லுவாங்கல்ல. அது அது வந்து கண்டிப்பா வந்து எ எல்லா கணவன் மனைவியும் பின்பற்றணும். பொதுவா சமூக ஊடகங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, "இது மாரியே பண்ணலாம்." அப்படீன்னு சொல்றவங்க அது அது வந்து 1ஸ்ட் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும், "என்ன நடக்குது?" அப்படீன்னு. ஆமா. ம்ஹ்ம்.
ம். கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. இப்போ இந்த தலைமுறை வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு முன்னாடி தலமுறைகள் பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல பெருசா ஈடுபாடு இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற தலைமுறையில் ஓரளவுக்கு இருப்பாங்க. அடுத்த தலமுறை பொறக்கும்போதே கொழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வயசுக்குள்ளேயே வந்து நல்லா தொலைபேசிகளை வந்து நோண்ட கத்துக்க்கிட்டாங்க. இது வந்து நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க? எந்த தலைமுறை வந்து சிறந்ததா இருந்ததுன்னு நீங்கள் வந்து நெனைக்கிறீங்க?
ம்ஹ்ம். நிச்சயமா. ம், ம், ம். நிச்சயமா. அ அது எந்த தலைமுறையா வேணா இருக்கட்டுமே. எல்லா விஷயதுக்கும், "அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு." அப்படீன்ற மாரி ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அந்தமாரி எதுவா இருந்தாலும் அளவா பயன்படுத்தணும். "அ நமக்கு முன்னாடி தலைமுறையினர் வந்து, அந்த அளவுக்கு இதுல ஈடுபாடு செலுத்த மாட்டாங்க." அப்படீன்ற விஷயத்த தாண்டி, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்போ கெடைக்கல. இப்போ ஒரு வாய்ப்பு கெடைக்கும்போது இன்னும் சொல்லணும்ன்னா, இப்படி என்னுடைய இப்ப வந்து என்னுடைய மாமனார்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு ரிட்டயர்ட் ஆஃபீசர். அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தி, வந்து அந்தளவு ஒரு இது கெடையாது. அவ் வயசானவர் தான். அவருக்கு வந்து அவருடைய, அ இந்த சும்மா இருக்குற அந்த டைம்ல வந்து, "நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணலாம்." அப்படீன்னு நான் அந்த WhatsApp செயலிய எப்படி பயன்படுத்தணும்? YouTube எப்படி பயன்படுத்தணும்னு நான் கத்து குடுத்தேன். இப்போ அவருடைய அந்த பணிபுரிந்த அந்த நண்பர்களோட WhatsAppல வந்து அவர் அந்த எம் எமோஜி அனுப்பிக்கிறது "இந்த வாய்ஸ் நோட் எப்படி அனுப்பணும்?" அப்படினல்லாம் சொல்லி குடுத்து, அவர் இப்போ அத பயன்படுத்திட்ருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா, "நம்மல்லாம் பணி நிமித்தமா போய்டுறோம். குழந்தைங்களும் அவங்கவங்க வேலைய பாக்க போயிட்றாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சும்மாவே இருக்காரு." அப்படீன்னு சொல்லிட்டு தான், "எதாவது பண்ணணும்." அப்டீன்னு கத்து குடுத்த விஷயம் தான் இது. இப்போ அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அடிக்கடி இந்த குரூப் கால் பேசுறது, இந்தமாரி. எதாவது தெரிலனா, அப்போ வந்து நம்மள்ட்ட கேட்பாரு. "இது எப்படி பண்ணணும்? இது இந்த மாரி ஆயிருச்சு." அப்படீன்னு. சோ, அ அந்த வாய்ப்புகள் தான். வாய்ப்புகள் எவ்வளோ கெடைச்சாலும், அது ஒரு கட்டுப்பாடோட நம்ம பயன்படுத்தும்போது, அது எல்லாருக்குமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து அது நிச்சயமா அமையும்.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. சரி. பழக்கம் இல்ல. ஐ! சரி. ஆ. <laughs> ஆமா. <laughs> ஆ. சிறப்பு. கண்டிப்பா. அதுல தனி உரிமைகள் பத்தில்லாம் அவருக்கு வந்து சொல்லிக் குடுத்தீங்களா? "எப்படி வந்து தனி உரிமைகள், ப்ரைவசிலாம் வந்து வச்சுக்கணும்?" அப்படீன்னிட்டு.
ஆ அவ்ளோ தூரம் அவரு கத்துக்கல. <chuckles> "அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும்?" அப்படீன்ற மாரி விஷயத்த வந்து நான் கத்து குடுத்துருக்கேன். மத்தபடி, "இன்னும் டீப்பால்லாம் அவர் எதுவுமே போகாததுனால, அது அவருக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது." அப்படீன்றதுனால நானு எதுவுமே அது அத பத்தி எதுவும் அவருக்கு நான் சொல்லிக் குடுக்கல. <laughs>
சிறப்பு. சிறப்பு. அதாவது இவ்வளோ நேரம், சமூக ஊடகங்கள் வந்து உறவுகள வந்து எவ்வாறு மாத்துது? நல்ல விதமா எப்படி மாத்திருக்கு? தீய விதமா அது வந்து எப்படி மாத்திருக்குன்னு, 2 விஷயங்களப் பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசுனதில மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி.
அ. மஹ்ம். உங்ககிட்ட பேசினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் பேசலாம்.